ஆ.
எங்கம்மா எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதில தான் நெறைய காசு வச்சிருக்காங்களே! அதா கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நானும் தெனாவெட்டா போய்ட்டேன். ஆனா, போய்ட்டு ரிட்டர்ன் வரப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கம்மா, எப்பவும் என்னோட புத்தகங்கள்லாம் செக் பண்ணலாம் மாட்டாங்க. ''என்ன இன்னைக்கு படிச்சிருக்க? என்ன எழுதியிருக்க?'' அப்டிங்கிற மாதிரிலாம். ஆனா யாரோ ஒருத்தர் ''உங்க பையன் இந்த மாரி தனியா அங்க போய், கடைக்கு போயிட்டு வந்தான்'' அவன என்னன்னு பாருங்கன்னு சொல்லி போட்டுவிட்டாங்க.
ஆமா. <laughs> ஆ. அச்சச்சோ. <laughs> ஓ! அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சா? ஆ.
ஆமா, ஆமா. இல்லனா அவுங்க இதுவரைக்கும் அந்த மாரி எதுமே பார்த்ததே கிடையாது. ஆ.
ஓ! சரி, சரி. நான் நினச்சேன், இந்த காச வந்து எண்ணி பார்த்துட்டு, ஒரு வேள பார்க்குறாங்களோன்ட்டு. <chuckles>
ஆ, எனக்கும் ஆரம்பத்தில அந்த சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா அத சொன்னாங்கில்லையா! ஒருத்தங்க. அவங்க ஏங்கிட்டயே கேட்டாங்க. "என்னப்பா! அன்னைக்கு கட பக்கம் போனயாமே, உங்கம்மா பார்த்தாங்க." ஏய்! அந்த நல்லவன் நீ தானா? அ பாத்தத பாத்தது போனபடி இல்லாம உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேல.
ஆ. <laughs> அட கண்றாவியே! இவங்களால மாட்டிக்கிட்டீயா? அதான், அதான். அது சமூக ஆர்வாலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. <chuckles>
ஆமா. அந்த தலைக்கு பின்னாடி அங்க எவ்வளவோ பொருள் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வுட்டுருவானுங்க. அந்த 10 ரூபாய்க்கு வந்து நின்டானுங்க பார்த்தீங்களா? அப்பா! அந்த மாதிரியான அந்த நிகழ்வு இருக்கிறப்போ, அந்த அஞ்சர பெட்டிய பார்க்கும் போதெல்லாம், இதுக்காக எவ்ளோ அடி வாங்குனோம் நம்போ.
<laughs> அதான். <laughs> ஓ! அதுக்கு அடிச்சாங்களா அம்மா? அந்த இது மாட்னோன்னே.
அது புடிச்சதும் ரோட்லயே நீ முட்டி போடு மொதல்ல, அப்டின்னு அங்கயே நிக்க வெச்சுட்டாங்க. ஆமா எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு ஆமா ஒரே ஷையா போச்சு. அப்புறம் அது அந்த வயசு அதனால, அந்த அஞ்சறப்பெட்டியை மட்டும் பாத்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயம் இருக்கும். எதுக்கு? இப்பலாம் இல்லங்க. இப்ப தான் நம்மகிட்டயே காசு இருக்கே. ஆனா அந்த நினைவு வரும். அந்த அஞ்சரபெட்டிய பார்க்கும்போது, இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணமே! அப்டினு சொல்ட்டு ஞாபகம். ம்.
அய்யயோ! எல்லாரும் முன்னாடியுமா? <chuckles> <laughs> இப்ப வரையுமே வா? <chuckles> <laughs> ஆமா, ம். ஓ! நல்ல விஷயங்க. இந்த மாரி வேற ஏதாவது இருக்கா? உங்க நினைவில. பள்ளிக் காலங்கள்ல இருக்கா? ம்.
என்னோட ம். கண்டிப்பா. இந்த பள்ளிக்கூடங்களோட ஞாபகம் வந்து, என்னோட சிறு வயதுல இருந்தத விட இந்த கல்லூரி காலங்கள்ல தான் என்ன ரொம்பவும் பாதிச்சுதுன்னே சொல்லுவேன். ஏன்னா, ஒரு 3வது வகு வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரைக்கும் ஒரே பள்ளிக்கூடம், ஒரே கூட படிக்கிற நண்பர்கள், அதே ஆசிரியர்கள், எல்லாம் ஒரே மாரி இருக்குமா! அதனால, அந்த வாழ்க்கையே வந்து ஏதோ சொர்கம் மாரியே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுதுங்க. ஏன்னா, அவங்க தான். அதனால நாங்க எல்லாரும் ஒரு ஒற்றுமையா இருப்போம். நிறைய சண்டைகளும் வரும். ஆனா, சண்டைகள் வந்தாலும் அதில இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் வந்து, ஒரு ஒரு ஒரு காலம் வந்து தாண்டி போகுன்னுவாங்க, இல்லையா?
ஓ! பசங்க. ஆ. <laughs> ம். தீர்த்துகிட்டு